இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஒருத்தரோட பயணத்திலேயும் ஒரு ஒரு விஷயம் இருக்குன்ற மாரி இருக்கும். அந்த பயணத்துல வர சாதனை அதாது ஆ பயம் அப்படின்ற போது பயமும் நெறைய இருக்கும். நம்மளுக்கு ஒரு விஷயத்த தொடங்கணும்னா அந்த ஒரு பயணத்த நம்ம எடுக்கப் போறோம் அப்டின்னும்போதே அதுல வந்து நல்லதும் இருக்கும். கெட்டதும் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்த நீங்க எப்படி ஒரு சாதனையா மாத்துவீங்க அந்த மாரி மாத்துன அனுபவம் உண்டா உங்களுக்கு?
கண்டிப்பா. கண்டிப்பா. ஆமாங்க. இது சாதனை அப்டிங்கிறது ஒரு ஒரு பாசிட்டிவ்லி அ இம்பாக்டிங் வார்த்தை இதெல்லாம் இதெல்லாம் சாதனைன்னு சொல்றப்போ நமக்கு. வந்து அப்டியே கண்ணு அப்டியே பெருசா எக்ஸ்பாண்ட்டாகும் நமக்கு வந்து ஒரு உள்ள வந்து ஒரு புத்துணர்ச்சி வரும். பயம் அப்டிங்கிறது வந்து நம்மள சுருக்குற ஒரு வார்த்தை. இப்ப ரெ 2டுமே எங்க வந்து சாதனை மேலோங்கி இருக்கோ, அப்ப நம்ம வந்து சக்சஸ் ஆகுறோம், வெற்றி அடையிறோம், எங்க பயம் மேலோங்கி இருக்கோ அப்ப நம்ம வெற்றிய நோக்கி போறோம். தோல்வி அடைஞ்சிருப்போம். ஆனா வெக் வெற்றியை நோக்கி போயிட்டுருக்கோம்ங்குற மாரி நெனைச்சுக்கலாம்.
கண்டிப்பா, கண்டிப் கண்டிப் கண்டிப்பா. அழகா சொன்னீங்க. அ.
இப்போ எனக்கு வாழ்க்கையில ஒரு சில நேரத்தில நடந்திருக்கு ஒரு சில பல நேரங்கள் நடந்துருக்கு. ஆ எப்படின்னா இப்போ எனக்கு கார் ஓட்டத் தெரியாது. ஆ அந்த காலத்தில வந்து கார் ஓட்டத் தெரியாது நண்பர்கள் என்னை விட மிகவும் வயதில சிறியவர்கள் வந்து அட்டகாசமா கார் ஓட்டுவாங்க. அ ஒரு 10 மணி நேரம் 8 மணி நேரம்லாம் கார் ஓட்டுவாங்க. நான் நெனைச்சு பார்த்ததுண்டு ச ஆவங்க பக்கத்துல உட்கார்ந்த போதும் நெனைச்சு பார்த்ததுண்டு. நம்மல்லாம் எங்க கார் ஓட்ட போறோம். கார் ஓட்டுனா எத்தன பேர மோதுவோமோ தெரியாது. அப்படிங்கிற மாரி நெனைச்சுப் பார்த்ததுண்டு. ஆனா வாழ்க்கை கொஞ்சம் சக்கரம் வந்து மே மேல இருக்கற சக்கரம் கீழ வந்துச்சு. நேரம் கழிஞ்சுச்சு எனக்கான நேரமும் வந்துச்சு கார் வாங்க வேண்டிய கட்டம் வந்துச்சு. ஆ காருல உட்காருறேன் நானு ஓட்டுறதுக்கு ஓட்ட கத்து குடுக்க சொல்லுங்க.
ஓ! சரிங்க. ஓ! சரிங்க. ஆ. சரிங்க, சரிங்க. ஓ! சரிங்க. <laughs> ஆ. ஓ! சரிங்க. ஓ! சரிங்க. ஆனா, நீங்க அ நீங்க வந்து பயிற்சி எடுக்காமலே கார் வாங்கிட்டீங்க.
ஆமாங்க. <laughs> ஆமாங்க. பயிற்சினா என்ன பெருசா பயிற்சி, ஒரு 10 நாள் சும்மா கார்ல உட்காந்து வச்சு, ஆ இந்த பக்கம் அந்த பக்கம் ஆ அசைங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் லைசென்ஸ் குடுத்துருவாங்க. பெரிய பயிற்சில்லாம் கெடையாது. இப்ப நம்ம தமிழ்நாட்டிலேயே ம், சொல்லுங்க.
ஓ! செம்மையா இருக்குங்க ஆ. ம். ஆஹா. அ. க கண் இல்லங்க. இப்போ நானா இருக்கட்டுங்க. நா வந்து ஐய்யயோ! நம்ப கார்ல புதுசா கத்துக்க போறமா? திடீர்னு நம்ம எங்கேயாவது மோதிட்டோம்னா நம்ப கார் என்ன ஆவறது? அப்படி கூட நெனச்சு பாப்பேன். ஆனா நீங்க புது கார் வாங்கி பயிற்சி எடுத்திருக்கிறீங்க. அது உங்களுக்கு ஒரு இதா இருக்கு. ஆனா ந நல்லா இருக்குங்க. ஆ சொல்லுங்க.
<laughs> அதுதான் 2 விதமான பயம். நீங்க சொன்னது உண்மைதா 2 விதமான பயம். என்னன்னா 1 வந்து நம்ம யார் மேலயும் மோதிருவோமோங்கிற 1 பயம் எனக்கு. 2வது பயம் என்னன்னா நம்ம மோதி, நம்ம கார் எதோ ரொம்ப அடிபட்டுரும், அப்படிங்கிற பயமும், 2வது பயம் இருக்கு. கண்டிப்பா.
கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. சரிங்க, சரிங்க. ஆ.
அப்போ, நான் என்ன பண்ணேன்னா, ஒரு பயிற்சியாளர வந்து, நானு ஆ அழைச்சுக்கிட்டேன். ஆ இந்த மாரி, நம்ம சொந்த கார்ல வந்து பயிற்சியாளர் பயிற்சி குடுக்குறதற்கு கொஞ்சம் ஜாஸ்தி கேப்பாங்க. ஆ அந்த ஆமா, ஆமா கண்டிப்பா. இப்போ பயிற்சி பள்ளிக் ஓட்டுனர் பயிற்சி பள்ளியில வந்து 1 மாசத்துக்கு ரூ 5,000 ரூபாய் கேக்கறாங்கனா, இவங்க என்ன பண்ணுவாங்கனா, 1 மணி நேரத்திக்கு ரூ 500 ரூபாய் கேப்பாங்க.
ஆ, சரிங்க. ஓ! இது வேறையாங்க. ஆ. சரிங்க. அப்பா! அ.
அவ்ளோ கேட்பாங்க. கண்டிப்பா கேட்பாங்க. ஆனா, அவங்க கத்துக் குடுக்கிறது ரொம்ப ர ஜாக்கிரதையாவும் ரொம்ப அக்யூரேட்டாவும் கத்துக் குடுப்பாங்க நமக்கு!
கண்டிப் ஓ! சரிங்க, சரிங் ஓ! சரிங். ஆனா நீங்க ஏன், அந்த மாரி பயிற்சி பள்ளில உள்ள கார்ல வாங்கி 1டு அ ஓட்ட கத்துக்குட்டு அதுக்கு அப்புறமா நீங்க புது கார் வாங்கல? 1டே வாங்கிட்டீங்க?
இல்ல. நான் பயிற்சி பள்ளிக்கு போயிட்டு நான் லைசென்ஸ்ல்லாம் எடுத்துட்டேன். ஆனாலும், வந்து நீங்க என்னன்னா அ உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்காது. நீங்க லைசென்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம், நீங்க போய் ஓட்ட முடியாது கண்டிப்பா. 10ல 9 பேர் ஓட்டவே முடியாது. எப்படி இருக்குன்னா மனநெலம. நம்ம ஓட்ட தெரியும், புது கார் நம்ம கார் வேற வாங்கியிருக்கோம். நம்ம கார்ல வந்து ஒரு யாரோ ஒருத்தவங்க ஒரு 4 மணிநேரம் பயிற்சி குடுத்தா நமக்கு கொஞ்சம் தைரியமா இருக்குமே! அப்படின்னு தோணும் கண்டிப்பா.
ஓ! சரிங்க, சரிங்க. அ. புரியிது. ஓ! புரியிது, புரியிதுங்க. <chuckles> அ ஓ! கண்டிப்பா, கண்டிப்பா. சரிங்க, சரிங்க. அ.
அதுவும் புது கார் வாங்குறப்போ அது வந்து இ 200% வந்து தோணும், சரிங்களா.
கண்டிப்பா, கண்டிப்பாங்க.
அ. அதே மாரி ஆச்சு எனக்கு. அ நான் கார வெளிய எடுக்குறேன். அ அவர் அவரோட ஓட் பயிற்சியாளர்கிட்ட வந்து அ பிரேக், இது பிரேக்கோட ஹேண்ட் பிரேக்கோட க கட்டுப்பாடு மட்டும் இருக்கு. மத்த எதுவுமே கடையாது. என்னோட வாகனம் வந்து ஆட்டோமேட்டிக் வாகனம் மேனுவல் கூட இல்ல ஆட்டோமேட்டிக். ஆமா கியர்லாம் கடையாது. அ ரொம்ப எளிமையா ஓட்லாம். ஆனா எனக்கு பதட்டம், பயம் எல்லாமே இருக்கு.
ஓ! சரிங்க. அ, அ. புரியிது, புரியிதுங்க. ஓ! சரிங்க, சரிங்க. ஒ. சரிங்க, சரிங்க. ஓ! சரிங்க, சரிங்க. புரியுது, புரியுது.
அழுத்துறேன், வேக வேகமா போகுது. அவரு சொல்றாரு. "நி நிதானமா போங்க, நிதானமா போங்க," அப்படின்னு மட்டும் சொல்றாரு அவரு. அவரோட அ எமோஷன்ஸ் வந்து அவரோட பேச்சில அவர் காட்டல என்ட்ட. "நிதானமா போங்க. நிதானமா போங்க. பிரேக் அழுத்துங்க. பிரேக் அழுத்துங்க. நிதானமா போங்க, போங்க. மீ மீண்டும் அப்படியே கன்டின்யூ பண்ணுங்க. தொடர்ச்சியா போங்க, போங்க." இவ்ளோ தா சொல்றாரு எனக்கு. ஒரு கட்டத்தில வந்து "அ இந்த பக்கம் இடதுபுறம் போங்க, வலதுபுறம் போங்க, நேரா போங்க. இந்த இடத்தில நிறுத்துங்க" அப்படின்ட்டார். சரி எதோ பாடம் நடத்த போறார், அப்படினு நெனச்சு கொஞ்சம் வெளிய வாங்க அப்படினாரு. வெளிய வந்தேன்.
அ. அ. சரி, புரியுது, புரியுது. அ. புரியுது, புரி அ. <chuckles> அ.
"நேரா பாருங்க. இதுதான் வந்து உங்களுக்கு நான் குடுக்க போற 1 பயிற்சி!" அப்படின்னாரு அவரு. என்னன்னா, அவர் வந்து என்ன சொல்ல வந்தார்னா, "கார்ல உன் உங்களோட கார்ல வந்து எவ்வளோ வேகமா போ முடியுமோ, நீ வந்து அத தெரிஞ்சுக்கணும். உனக்கு மூளைக்கு தெரியரத விட உன் காலுக்கு தெரியணும். அதனால, உன்னால எவ்வளோ முடியுமோ நீ வந்து ஆக்சிலரேஷன் குடு" அப்டின்னார். ஆக்சிலரேஷன் னா வந்து அ பெட்ரோல் ஜாஸ்தியா வர, வர கட் கார் ஓட வேகம் வந்து அதிகரிக்கும். எவ்வளோ வேகமா வந்து போக முடியும் அப்படிங்கிறது.
அ, சரிங்க. ஓ! சரிங்க, சரிங்க. அ. புரியுது, புரியுது. கண்ட்ரோல். அ ஆ சரிங்க, சரிங்க.
"அது உன் காலுக்கு தெரிஞ்சாதான் தான், நீ வந்து அத வந்து, குறைக்கறப்போ அ வேகத்த குறைக்கறப்போ அது ஏதுவா இருக்கும். ம ஈசியா குறைக்க முடியும்," அப்டின்னாரு.
அ. ஓ! சரிங்க.
சரின்ட்டு, அப்ப நான் கத்துக்கிட்டேன். அந்த ஒரு
அந்த நேரத்துல, உங்களுக்கு எப்டி இருந்துச்சு? அவர் டக்குனு இப்டி ஒரு பயிற்சி குடுக்கணும் தனியா, அப்டின்னும் போது, உங்களுக்கு எப்டி இருந்துச்சு?
அ நீங்க நினைக்கிறீங்க, இது வந்து பொது வழியில நடந்துச்சு நினைக்கிறீங்க இல்லையா? அதான் இல்ல. அங்க யாருமே கிடயாது. <laughs>
ஆ, ஒ! <laughs> ஆ சரிங்க, சரிங்க. ஆ, ஓரளவு நீங்க பயிற்சி, இப் பயிற்சி பண்றதுக்காக, தனியா ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க மைதானத்துக்கு.
சரிங்களா? ஒரு மைதானம் மாரி. அவரு வந்து, பாத்து வச்சிருக்கிறாரு. இந்த மைதா இந்த இடத்துல வந்து இந்த பயிற்சி பண்ணலாம், இந்த இடத்துல அந்த பயிற்சி, நல்ல அ பயிற்சியாளர் இல்லிங்களா? நல்லா தெரியுது அவருக்கு. அதனால பண்ணி முடிச்சுட்டோம். ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டிருக்கோம். ஒரு 1:30 மணி நேரம் பயிற்ச்சி பண்ணியாச்சு, ரிட்டர்ன் விந்து வீட்டுக்கு வந்துட்டுருக்கோம். ஒரு சந்தை மாரி, ஒரு இடம். அதெல்லாம் வந்து, பொறுமையா ஓட்டிட்டு இருக்கேன். பொறுமையா ஓட்டிட்டு இருக்கேனா, ஆமை மாரி, நகர்ந்துட்டு இருக்கேன். ஆனா, பிரேக் போட்ல. அ எல்லாரும் எழுது புறத்திலிருந்து வலதுபுறம், வலது புறத்திலிருந்து போயிட்டு இருக்காங்க. பயிற்சியாளர்ட நம்பி பாருங்க. த ஆமா குறுக்க நடுக்க வந்துட்டு இருக்காங்க. நான் சொல்லிட்டு இருக்கேன், பாருங்க எப்டி போறாங்க பாருங்கனே. நான் எனக்கு, ப எனக்கு வந்து, ம மனசுலே இல்ல. நாம வந்து கார்ல போயிட்டு இருக்கிறோம். நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம்ட்டு. அது பாட்டுக்கு பொறுமையா கார் போயிட்டு இருக்கு. அவரு திடீர்னு, இது க ஹேண்ட் பிரேக் போட்டாரு பாருங்க, எனக்கு பயந்துட்டேன். "சார், சார் நீங்க வண்டிய இப்போ பிரேக் போடணும் சார்," அப்டின்னாரு. ஏனா, ஒருத்தவங்கள மோதிட்டேன் நானு. <laughs> லைட்டா மோதிட்டேன். அது நான்-நான் ரியலைஸ் பண்ணல, அவரு ரியலைஸ் பண்ணிட்டாரு.
ஓ! ஆ, கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ, சரி, சரிங்க. அ. ஓ! சரிங்க. அ. ஆ, சரிங்க. குறுக்க குறுக்க நெடுக்கன்னு வந்துட்டு இருக்காங்க. பயிற்சி அப்போ. <laughs> அ. அ. ஆ, புரியுது அச்சச்சோ! ஆ. ஆ! அய்யயோ! ஆ! அ என்னங்க. அ, ஆ. பண்ணிட்டாங்க. ஆ. சரி, சரி, சரி.
அ "சார் மெதுவா போகணும் சார். சும்மா வந்து நீங்க கமெண்ட்ஸ் மட்டும் குடுத்துட்டு இருக்கீங்க? உங்க கண்ணு அத பாக்கணும் சார்." அப்டின்னாரு. அப்பதான் அந்த-அந்த நாளைக்கே முதல் முறையா என்னய திட்றாரு, கொஞ்சம் கடிஞ்சு பேசுறது அப்ப தான்.
<chuckles> ஆஹ, அ. ஆ. புரியுது, புரியுதுங்க. அந்த அந்த மனநிலை எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த நேரத்துல?
எனக்கு எனக்கு நான் மூச்சு நிறைய உள்வாங்கி வெளிவிட்டுட்டு இருந்தேன். ரொம்ப பயந்திட்டுருந்தேன். அவர் சொன்னாரு, டென்ஷன் ஆகாதீங்க, பொறுமையா இருங்க. ஒகே பொறுமையா இருங்க, ஒண்ணும் இல்லை. அது அந்த அளவுக்கு இம்பாக்ட் எதுவும் இல்லை. நீங்க இப்போ பொறுமையா போங்க. ஆனா, பிரேக்ல மட்டும் காலை வந்து கொஞ்சம் கான்ஷியஸா வைச்சுக்கோங்க அப்படினு சொல்லிட்டு அவரு, அ என்னைய வந்து இது பண்ணிட்டார், மோட்டிவேட் பண்ணி கொண்டு வன்ட்டார். திருப்பியும் வந்
ஓ! ம். அ, ஆ. அப்போ அந்த இடத்தில அந்த பெரிய அளவுக்கு, அ எதுவும் பிரச்சனை கிடையாது.
ஆமா. ஆகல ஆகல. ஆனா என்னதான் வந்து பிரச்சனை ஆகாம இருந்தாலும், நம்ம கார் வந்து அடுத்தவங்கள தொட்டாலே வந்து, பிரச்சனை தான் கண்டிப்பா, நம்ம தவறு செய்றோம் தான், சரிங்களா.
ஆ. சரி, சரி, சரி. பிரச்சனை தான். ஆ கண்டிப்பா. புரியுது, புரியுதுங்க புரியுதுங்க.
அது அப்படியே வந்து அ போச்சு, பயிற்சியும் ஒரு 1 மாசம் கிட்டே போச்சு, நல்லாவே ஓட்ட கத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் வந்து முதல் முறையா நான் பரிசோதிக்கிறேன், என்னைய நானே பரிசோதிச்சுக்கிறேன். எங்க ஊருக்கு போறதுக்கு, நானே கார் ஓட்டிட்டு நான் போணும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு எண்ணம். ஆமா, ஆமா.
ஓ! தனியா. ம், ம். சரிங்க.
ஆ ஆனா எனக்கு அந்த, இன்னும் அந்த 100% நம்பிக்கை வரல என் மேல. அதனால நான் அவரைக் கூப்பிட்டேன், நீங்க பயிற்சியாளர் சொல்லுங்க.
ஓ! சரிங்க, சரி. <tsk> அது என்ன, ஒரு பயமா, இல்ல நம்பிக்க <tsk> நம்ம போயிருவோமான்னு கரெக்ட்டா தெரியல, அந்த ஒரு குற்ற உணர்ச்சி அந்த மாதிரி ஏதாவது?
அது அது பயத்தை விட என்னன்னா, இப்ப நம்ம கத்துக்கிட்டதெல்லாம் வந்து, சின்ன சின்ன இடங்களா இருந்திருக்கும், லோக்கலா இருந்திருக்கும், ஒரு நகரத்த விட்டுன்னு ஒரு நகரத்துக்கு போறப்போ, நிறைய சேலஞ்சஸை நம்ம சந்திப்போம், ஆ இது ஒரு நெடுஞ்சாலையிலேயும் சரி, ஏதோ ஒரு இடத்துல திடீர்னு வண்டி நின்றும், என்ன பண்ணுறதுன்னே தெரியாது நமக்கு. எப்படி ஃபேஸ் பண்ணணு தெரியாது நமக்கு. யாராவது வந்து நம்ம பண்ண தப்பை வந்து, குறுக்கிட்டு காட்டுறதுக்கு, சுட்டிக்காட்டுறதுக்கு வருவாங்க சண்டை போடுறதுக்குன்னே சண்டை பிடிக்கவே வருவாங்க. அதை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனு நமக்கு தெரியாது, பதட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், யாரோ நிறுத்திட்டாங்கனா, வண்டிய, அந்த காலத்தில எனக்கு.
கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பாங்க. <laughs> ம். கண்டிப்பா. ஆ புரியுதுங்க.
அப்போ அதனால அதை சந்திக்க சரி பண்றதுக்கு, ஒரு ஒரு சும்மா ஒரு பக்கத்துல யாராவது இருந்தால் நல்லா இருக்கும்ங்கிற மாதிரி நான் பீல் பண்ணேன். அவரு பயிற்சியாளர் வந்தாரு. ஆ அன் அன்னைக்கு நாங்க வந்து, ஊர்ல இருந்து கிளம்புனப்போ, ஒரு நான் பெங்களூர்ல இருக்கிறவன், என்னோட சொந்த ஊர் வந்து மதுரை, இப்போ இங்கேருந்து அங்கே போனுனா ஒரு எட் 6 மணி நேரம் நான் கார் ஓட்டணும், ஒரு அ 390 கிலோமீட்டருக்கு 6 மணி நேரம் கார் ஓட்டணும். ஆ சாயங்காலம் 1-1/2 ஆயிடுச்சு நாங்க கிளம்புறதற்கு, அதனால பகலையும் பார்த்துட்டேன், சாய்ங் சாயங்காலம் நேரத்தையும் பார்த்துட்டேன், வெளிச்சதையும் பார்த்துட்டேன், அர் இரவு நேரத்தையும் பார்த்துட்டேன் நானு, முதல் நாள் நான் கார் ஓட்டுறப்போவே மூணையுமே பார்த்துட்டேன், அவர் அவ்வளோ விஷயங்கள் சொன்னாரு எனக்கு.
சரிங்க. ஓ! சரிங்க. ஓ! சரி சரிங்க. ஓ! சரிங்க, சரிங்க. ஆ. ஆ. ஓ! புரியுது புரியுதுங்க. ம். அதாவது, நீங்க முதல் நாள் நீங்க தனியா, அதாவது தனியா மீன்ஸ் ஃபுல்லா அவ்வளவு தூரம் லாங்கா ஓட்டிட்டு போகும்போது, நீங்க இவ்வளோ ப பண்றதே பெரிய விஷயமா இருந்திருக்குல, உங்களுக்கு அந்த நேரத்தில.
ஆனா ஆமா. ஆமாங்க. ஆமாங்க. ஆமா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா பயம் போயிட்டு, எனக்கு மகிழ்ச்சி ஜாஸ்தியா இருக்கு. "நம்ம ஓட்டுறோமே காரு, அட! நம்ம கார் ஓட்டுறோமே, நம்ம நல்லாவே ஓட்டுறோமே பரவாயில்லையே, நம்ம ரிவர்ஸ் எடுக்கிறோமே, கார் ஓட்டுறோம் பார்க் பண்ணுறோமே," அதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா இது கொடுத்துச்சு. நம்ம வு வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம், எனக்கு அப்போ இருந்த எனக்கு ஏதோ உலக சாதனை பண்ண அளவுக்கு எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சு. மனநிறைவு, மகிழ்ச்சி நல்லா இருந்துச்சு, அந்த உணர்வு.
ம். ஆ, நம்பிக்கை வர ஆரம்பிச்சிட்டே இருக்கு. அம். கண்டிப்பா. ஓ! சரிங்க. <laughs> அ. அதாவது நம்ப அழகா கொண்டு வந்து நம்ப சேஃப்பா இறங்கிட்டோம் நம்ப அப்படின்ற மாரி இருந்துச்சு. ரொம் அதாவது கிட்ட, கிட்ட போன நீங்க வந்து, அந்த பயிற்சி மூலியமா இவ்வளோ தூரம் தனியா நீங்க அவு அ அந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் நீங்க ஓட்டிட்டு போயிருக்கிறீங்களா, அது பெரிய விஷயமா இருந்திருக்கும் உங்களுக்கு அந்த நேரத்தில.
ஆமா, ஆமா, ஆமா. கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. இது இ இதில ஒரு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இதில வந்து பயத்துல இருந்து ஆரம்பிச்சது. ஒரு ஒரு பயங்கிறது வந்து நான் முன்னாடி சொன்ன மாரி, நம்மளை நம்மளை வந்து கீழ் தள்ளிற ஒரு உணர்வு, அதுலேருந்து ஆரம்பிச்சு அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து, நம்மகிட்ட மேலோங்கி மேலோங்கி இருக்கிற இதை வந்து நம்ம தள்ளிவுட்டு, நம்ம அதை வந்து சாதனையை மாத்தணும், அது, எப்படின்னா மைண்ட் எக்சர்சைஸ் ன்னு ஒண்ணு இருக்கு. நம்மளால முடியும் அப்படினு நினைசிச்சுக்கணும் நம்ம. கண்டிப்பா.
கண்டிப்பா. இப்போ ஆ. சொல்லுங்க. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. ஓ! சரிங்க, சரிங்க. கண்டிப்பா. ம். அதாவது நம்பளுக்குள்ள நம்பளே வந்து முடியுன்னு நினைச்சா மட்டும் தான், அது முடியுன்ற மாரி சொல்ல வரீங்க.
கண்டிப்பாக. எதையும் வந்து நக்கலாவோ, ஒரு கேவலமாவோ நெனைச்சுக்க கூடாது. நம்மளே நெனைச்சுக்க கூடாது "உன்னால எதுவுமே முடியாது. நீ எல்லாம் வேஸ்ட். நீ எல்லாம் பொறந்ததே வேஸ்ட் அப்டிங்கிற மாரி நெனைச்சுக்கவே கூடாது" எதுவுமே.
கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. அழகாவே சொன்னீங்க. அதாவது நீங்க வந்து கார்ரு மத்தவங்க ஓட்றத பார்த்துருக்கேன், நான் ஓட்ட முடியாம இருந்திருக்கேன். கடைசியில, "நான் ஒரு கார ஓட்டப் பழகணும்" அப்டின்னு நெனைச்சு, அழகா பழகி, ஒரு புது கார் வாங்கி, அதில எப்டி நீங்க ஒரு, ஒரு துல்லியமா நீங்க பயிற்சி பண்ணீங்க, <chuckles> அத ஒருத்தவங்க மோதின லைட்டா எ இது பண்ணதையே உங்களுக்கு தெரியாம, நீங்க அந்த ஒரு பதட்டத்ல அந்த டைம்ல இருந்து, அ பின்னாடி நீங்க ஒரு ரொம்ப தூரமா போன அதாவது, உங்க ஊருக்கே போற அளவுக்கு நீங்க அழகா கார ஓட்டிட்டு போய் முடுஞ்சு, அதில நீங்க சந்தோஷப்பட்டீங்க. நிம்மதியா இருந்தீங்க, அப்டின்றத நீங்க ரொம்பவே அழகா சொன்னீங்க. ஆ உங்களோட பயணத்தை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆர்வமாவும், ஒரு பயம் கலந்த ஒரு சந்தோஷமாவும் இருந்துச்சு. ஆ. <laughs>
ஆமாங்க. கண்டிப் கண்டிப்பா. ஆமாங்க. <laughs> இல்ல, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் 1 முறையா நானா ஓட்னேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அது அந்த அந்த- அந்த பிரயாணத்ல ஒரு முற கூட வந்து அவர் "கார் என்- என்னோட சார் நான் ஓட்றேன் சார், நான் தான் காசு வாங்குறேன்ல, நான் ஓட்றேன் சார்" அப்டின்னு அவரு சொன்னாரு. ஆனா, நான் ஓட்டவே விட்ல. இல்ல நானே ஓட்றேன் <laughs> அப்டின்னு சொல்ட்டு ஆ அவரு, ரொம்ப நல்லா ஓட்றீங்க சார், சார் வேற எங்கேயோ கிளாஸ் போய் கத்துகிட்டிங்களா? என்னோட கிளாஸ் எடுத்துக்கிட்டு அப்டின்னு அவர் கேட்டாரு. "இல்ல, இல்ல பாண்டி. நான் வந்து அப்டிங்கிற மாரி தான் சொன்னேன்" நானு. ஆ ரொம்ப மகிழ்ச்சி! அவருக்கும். <laughs>
கண்டிப்பா. கண்டிப்பா. ஆமாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. <chuckles> <laughs> அ, ஆ. புரியுதுங்க. கண்டிப் <chuckles> அதாவது, அவருக்கும் ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்கும் அந்த எடத்தில. ம் பரவால்ல நம்ம சொல்லி குடுத்து இவங்க, இவ்ளோ தூரம் வ நல்லா ஓட்டுற அளவுக்கு வ- வந்துட்டாங்க அப்டின்றபோது, அவரு நெறைய பேர்க்கு கத்துக்கொடுத்திருப்பாரு. இருந்தாலும், அந்த ஒரு ஒருத்தவங்க கத்துட்டு நல்லா வரம்போது, அவருக்கும் ஒரு மகிழ்ச்சியா இருந்திருக்கும். உங்களுக்கும் அத விட மகிழ்ச்சியா இருந்திருக்கும் "நம்ம புது கார்ல நம்ப நம்ம சொந்த ஊருக்கு புது கார்ல நம்பளே ஓட்டிட்டு போறதெல்லாம்" ஒரு பெரிய கனவா கூட இருந்திருக்கலாம். அப்டின்னம்போது, நீங்க அத ரொம்பவே அழகா அத விவரிச்சீங்க. உங்கள்ட்ட பேசினது ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சு! நன்றி.
கண்டிப்பா. கண்டிப்பா. மகிழ்ச்சிங்க! மீண்டும் பேசலாம்.